ஆமா நான் கேட்கல. ஏன்னா, அவுங்க வந்து இப்ப ரூ. 300000 கடன அடச்சுட்டாங்க. இன்னும் ஒரு மாசம் ரூ. 100000னு ரூ. 100000 அடச்சுட்டாங்கன்ன, அதுக்கப்புறம் வந்து அவுங்க அனுப்புவாங்கன்னு நெனைக்கிறேன். பாக்கலாம்.
ஓஹோ! சரி, சரிங்க. ஆ பரவால்லேங்க அனுப்புனாலும் சரி, அ அ அந்த பணம் வந்து ஆமாங்க.
அனுப்பலனாலும் சரி அவ்ளதான். ஏன்னா வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 4 மாசம், 5 மாசம் கடந்துருச்சுல. அதனால எனக்கு அது தெரியல. எனக்கு அப்போ வந்து எனக்கு ஒரு சமோ சொம வந்துருச்சு அந்த இடத்துல. எனக்கு ஒரு கடன் கட்டுற நெலைம வந்ததுனால தான் நான் போய் அவுங்கள கேட்கிறமாரி இருந்துச்சு <chuckles> இல்லன்னா நான் அந்த இடத்துலயும் கேட்ருக்க மாட்டேன். ஆ. ஆமா. ஏன்னு கேட்டா நம்ம குடுத்துட்டோம். நம்ம கேட்கக்கூடாது. அந்த எண்ணத்துல தான் நானும் இருந்தேன். அதுவும் சாப்பாட்டுக்குன்னு குடுத்துட்டோம். ம்.
அதான், அதாங்க. ஆஹா! ஓ! புரியுதுங்க. அதே தாங்க. கண்டிப்பா. அதுவும் சாப்பிட்றதுக்கு குடுத்தத வந்து நம்ம கேட்கக்கூடாது தான். கேட்கிறதே நமக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்திருக்கும். அ 2வது என்னன்னா எப்பவுமே நம்ம எங்க வீட்ல சொல்லுவாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்றோம் அப்பிடின்னா வந்து திரும்பி எதிர்பார்க்கக்கூடாது. அந்தமாரி இருந்தா, அந்த நிலைமையில இருந்தா செய்யிங்க. அ இல்லயின்னா, அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுருங்க அப்பிடின்னு சொல்லுவாங்க. அ நீங்க செஞ்சது பரவாயில்லேங்க.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. அவுங்க சொன்னது வந்து எப்பிடின்னா, ஆமா அவுங்க சொன்னது வந்து வந்து 3 வது மாசம் முழு சம்பளம் வாங்குனவுனே நான் குடுத்துர்றேங்கிற மாரி அவுங்க சொன்னாங்க. அதனால தான் நான் நம்பிக்கையா வந்து மாசம் மாசம் அனுப்பிச்சுட்டு இருந்தேன் அது அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஏ அவுங்க வந்து அப்பிடி சொல்லாம எனக்கு இன்னும் இருக்கு. இன்னும் அங்க கடன் இருக்க வேண்டியது இருக்கு. அதது நான் குடுக்கணும் அப்பிடின்னு சொல்லிருந்தாங்கன்னா. இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கவே வந்திருக்காது அந்த இடத்துல
அதான், அதாங்க. ஆஹா! புரியுதுங்க. கண்டிப்பாங்க. அதே தாங்க. இருந்தாலும் ஒரு ரூ. 30000 அப்படிங்கிறது இப்ப ரூ. 300000 கடன் கட்டுறவங்க. ஒரு 10 ரூ. 10000மா குடுத்துருக்கலாந்தான். என்னனு தெரியல அவுங்களோட முழு அ பிரச்சனை நமக்கு புரியாது அப்பிடிங்கிறனால. அ பரவால்ல. எப்பிடியோ
ம், ம். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா வந்து வேற நாடு வே நாடு விட்டு நாடு போய் சம்பாரிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதிலயும் அங்க தங்கி சாப்பாடு செலவு. அதுக்கு போக பார்ட் டைமும் பார்த்து கஷ்டப்பட்டு சாப்புட்றது, அது எல்லாமே யோசிக்கும்போது பரவால்ல. <chuckles> இத்தன வருஷம் பழகுனதுக்கு இருக்கட்டும் அப்பிடின்ற மாரி தான் தோணுச்சு எனக்கு. நான் அதனால அத கேட்கவே இல்லங்க அத பத்தி. 3 மாசம் அ 6 மாசம் ஓடிப்போச்சு. இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்ல அடுத்து.
கண்டிப்பாங்க. ம். ஆமா, ஆமாங்க. சரி, சரிங்க. ஆஹா! சரி, சரிங்க. ஆஹா! சரிங்க. அந்த 3 மாசத்த கடந்து இன்னி மறு மறுடியும் ஒரு 3 மாசம், 6 மாசம் போயிடுச்சு.
ஆமா. மொத்தம் 6 மாசம் போயிருச்சு. இந்த மாதம் வந்தா 7வது மாதம்.
சரி, சரிங்க.